ஆமாமா. நான் வந்து, முன்னாடிலாம் வச்சு குழந்தயா இருக்கும்போது வந்து, காஃபி தூள்னாலே அது 'சன்ரைஸ்' மட்டும் தான் வேற எதுவும் தெரியாது. எனக்குலாம்.
ம். அதே தாங்க. அ நானு எனக்கு அதான் கிடைச்சது. சன்ரைஸ் தான் கிடைச்சது. வெச்சுக் குடிச்சிட்டு. அருமையா இருந்துச்சு. இனிமேல் நான் காஃபி தான் குடிப்பேன். <chuckles> அப்படின்னு அடம் புடிச்சி
வ ஆனா, எங்க கிராமத்துலலாம் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பாட்டிலாம், அ காஃபின்னு குடுக்க சொல்ல மாட்டாங்க. 'சன்ரைஸ்' 'சன்ரைஸ்' போடுவோம். 'சன்ரைஸ்' குடிக்கிறியா, இல்ல டீ குடிக்கிறியா? அப்படிதான் கேட்பாங்க.
ம். ஓஹோ! சரி, சரிங்க. அஹ.
அவங்க காஃபினுல்ல அது காஃபின்ற பேரே அவங்க சன்ரைஸ்ன்னு நினைச்சுட்டாங்க, அந்த மாரி தான். <chuckles> அந்த மாரி சன்ரைஸ் கு சன்ரைஸ் போடவா? இல்ல வந்து உனக்கு டீ போடவா? அப்படிம்பாங்க. <chuckles> அப்பம் அந்த மாதிரி தான் கேட்கவே செய்வாங்க. அ. ஆமா.
ம். அதான். அதாங்க புரியுது. ம். <chuckles> ஓஹோ! சரி, சரிங்க. ம்ஹும். அருமைங்க. இங்க அப்படியே ஆப்போசிட். இங்கே யாரும் வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க. அ அதும் சன்ரைசு, ப்ரூ இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. எல்லாருத்துக்கும் டீ தூள் தான். ம்.
அவுங்களுக்கு வேறு எந்த பிராண்டுமே தெரியாது. 'ஃப்ரு' தெரியாது, எதுவுமே தெரியாது. 'சன்ரைஸ்' மட்டுமே தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, யார் வந்தாலும். ஆமா வ் 'சன்ரைஸ்' போடட்டுமா? யார் வந்தாலும் வர வந்தவங்கிட்ட கூட அப்படிதான் கேட்பாங்க. 'சன்ரைஸ்' போடட்டுமா? 'சன்ரைஸ்' போடட்டுமா? "என்னடா சாயந்தரத்துல 'சன்ரைஸ்' போடட்டுமான்றாங்க" அப்படின்ற மாரியிருக்கும்.
அஹ, தெரியாதுங்க. ம். ஓஹோ! உங்க பாட்டிக்கு எதுவுமே தெரியாதுங்களா? சன்ரைஸ் மட்டும் தான். ம்ஹும். <chuckles> சரிங்க, அருமைங்க. அதான், அதாங்க. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல. தெரியாதவங்களுக்கு புதுசாருக்கும். ம்.
அவங்க சொல்றதும். ஒரு மாதிரி அ. வயசானவங்கன்ற போது அவங்க ஸ்லாங்கும் ஒரு மாரி சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் சிரிப்பாவும் வரும் அந்த இடத்துல. நமக்கு தான் தெரியும் அதில நிறைய இருக்கு அப்படிங்கிறது.
ஆஹா! புரியுதுங்க. <chuckles> <laughs> ஆமாங்க.
அதுவும் வந்து அதிலேயும் ஒரு 2 ரூபாத வச்சு எல்லாத்துக்கும் போடுவாங்க பாருங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காவும் இருக்காது. ந
ஆமாங்க. ம். அ. அட, அதுதாங்க பிரச்சனையே! நான்லாம் வந்து, அ, முதல்ல வந்து ரூ 2 வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இருந்தன் நானு, அ இப்ப வந்துட்டு அரை டம்ளருக்கு தான் அந்த ரூ 2 தூளு! அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
அந்த ஒ ஆமாமா. அதில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூ 10 பால் தான் வாங்குவாங்க. ஆனா அந்த ரூ 2 காப்பி தூள வச்சு ரூ 10 பால்லா எல்லாருக்கும், அது 4 பேத்துக்கு, சேத்து போடுவாங்க பாருங்க! அது காப்பி "இதுக்கு வர காப்பியே குடிச்சிட்டு போயிடலாம்டா!" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் தண்ணிய கலந்துருவாங்க அதுல.
ஓஹோ! சரி, சரிங்க. ஆமா, ஆமாங்க. புரியுதுங்க. அது அப்படித்தான். அவங்களுக்கு என்னமோ புடிச்சிருக்குது. நல்லா குடிக்கிறாங்க. ஒன் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் குடிப்பாங்க. நம்மளால முடியாது.
அ. ஆமாமாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. சக்கரய அதில அதிகம் சேத்துருவாங்க! அப்படிங்கும்போது சக்கர தண்ணி குடிச்ச மாரி தான இருக்கும்.
ஆமாங்க. அஹ. அதேதான். நம்ம இ நம்ம மட்டும் ம், அதேதாங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டு. அ. அ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல வந்து க பால் வாங்கி அ நீங்க சொன்ன மாரிதான், ஒரு அப்போ 10 ரூபாய்க்கு 1/4 லிட்டர் கிடைக்கும். அ 1/4 லிட்டர் வாங்கி, 1/2 டம்ளர் பாலு அ ஒரு கொஞ்சம், அ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி, தன் அ அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு, அ அதுக்கப்புறம் டிக்காசன் போட்டு, ஆத்தி குடிக்கிறது தான். அ அப்புறம் என்னாகுதுன்னா, எனக்கு அ ஏன் அந்த மணந்துச்சில்ல, "அங்க போய் நான் வந்து பொடி வாங்கனும்" அப்படின்ட்டு. அ அங்க போறேன். <chuckles>
சூடா சக்கர தண்ணி குடிக்கிறாங்க. அவ்வளோதான். <chuckles> சரி. அஹ. சரி.

ஒரு கடை இல்லைங்க. எந்த கடைக்கு போனாலும் காஃபி தான் பிடிக்கும். <laughs> ஏன்னா ஆஹ.
இல்ல, இல்லைங்க. ஒரு சிலருக்கு ஒரு ஏரியால இருக்கோம்னா அந்த இடத்துல வந்து இந்த கடை ரொம்ப பிடிச்சமான கடையா இருக்கும். அப்படி அந்த மாரி கேக்குறேன்.
ஆ இல்லைங்க. அது நான் அதிகமா நாங்க வெளிய போய் குடிக்க மாட்டோம். வெளிய அதிகமா உணவகத்துல போய் சாப்பிடறது ,குடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. கிராமம் சைடு அப்படிங்கிறதுனால. வெளியே போனா, அதாவது எங்கேயாவது நம்ம கடை வீதி போறோம். ஷாப்பிங் போறோம், அப்படிங்கும்போது மட்டும் கடையில போனா, காஃபி தான் கேட்பேன் நானு. அதுவும் ஃபில்டர் காஃபி குடுப்பாங்க இங்க. அந்த 2 கப்பு வச்சு ஆத்தி நம்மளே குடிச்சுக்கிற மாதிரி. ஆ அந்த பில்டர் காஃபின்னு எங்கல்லாம் பேர் போட்ருக்காங்களோ, அங்கல்லாம் போய் நான் குடிச்சிக்குவேன். <chuckles> அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. ஆமாங்க.
ஆ, சரி. ஆமாமா. ஆமா. ம்ம்ஹ. சிறப்புங்க, சிறப்புங்க. ஆனா இந்த ஃபில்டர் காஃபின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நமக்கு தலைவலி அப்ப நேரத்துல 1 காஃபி குடிச்சா ஒரு அரை 1/2 கிளாஸ் குடிச்சா கூட போதும் பயங்கரமா ரிலீஃப்பா இருக்கும்.
ஆ. ஆமாங்க. செம்மையா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் காசு டிஃப்ரெண்ட் வரும். அ நம்ம நார்மல் காஃபி குடிக்கிறதுக்கு இதுக்கும் ஒரு டபுள் மடங்கு ட் டிஃப்ரெண்ட் வரும். ஆனா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அ எனக்கு என்னென்னா எப்படிடா இவங்க மட்டும் இந்த மாரி நான் சொன்னேன்ல மொதல்ல? நான் போட்ட அந்த சொதப்பல். அதனாலேயே வந்து எனக்கு கடையில அந்த காஃபி குடிக்கிறது பிடிக்கும். ஏன்னா, நம்மள மாதிரி அந்த சொதப்பல் இருக்காது. அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் சன்ரைஸ் இன்ஸ்டண்ட் காஃபிக்கும் ஆஹ
ஆமா. நிச்சயமா. <chuckles> ஆ, ஆமாமாமா. அவங்க டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. முன்னாடியே வந்துட்டு, இந்த ஃபில்டர் டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம கேட்கும்போது கொஞ்சம் அதை போட்டு ஆத்தி குடுக்குறாங்களே தவிர, நம்மள மாரி வந்து அவங்க, அதுவும் இல்லாம அந்த ஃபில்டர் எல்லாமே அவங்க வந்து தரமா வச்சுருப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே வராத அளவுக்கு.
செரி, செரிங்க. ஆஹா. ஆ அந்த ஃபில்டர் மிஷின் வச்சிருப்பாங்களா இருக்கும். ம்ஹ்ம்.
ஆமாமா. மிஷின் வச்சிருப்பாங்கல்ல. அப்படிங்கும்போது, அவங்களுக்கு நல்லா வரும். நம்ம வீட்ல ஏதோ ஆசைக்கு வர காப்பி போடுற தூள வச்சு நம்ம பால் காப்பி போட்டோம்னா எப்படி?
அதான்ங்க. ம். <laughs> <laughs> அதேதாங்க. அப்புறம் நான் ஃபில்டரும் அப்புறமா இப்போதான் பார்த்தேன். ஃபில்டர் மிஷின் நமக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்தேன். இருக்கு. ஆனா, வாங்குறக்கு மனசு இல்ல. போதும் போ நமக்கே இருக்குது இன்ஸ்டன்ட் அப்புறம் எதுக்கு ஃபில்டரு? அப்படின்னு விட்டாச்சு.
அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. எல்லாம் அதுக்குள்ள தான் போய்ட்டோம். ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் காப்பி தூளையுமே மொத்தமா வாங்குவாங்க. எனக்கு என்னமோ மொத்தமா வாங்குறது செட்டே ஆகாதுங்க.
ம். ஆஹா. ம் எனக்கும் பிடிக்காது. எனக்கு அந்த ரூ. 2 பாக்கெட் அதுவும் இப்போ ரூ. 2 பாக்கெட் வரதில்லைங்க. ரூ. 5 பாக்கெட்டு தான் வருது. அதவே நான் கஷ்டப்பட்டு பாதி போட்டு பாதியை வந்து அந்த தீயல லைட்டா காட்டினோம்னா அது ஜாயின்ட் ஆயிக்கும். அப்படி வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல.
ஆமாமா. ஆமா. <chuckles>

ஆமாமா. கொதிக்க வச்சு வடி கட்டணும்
ம். அதனால, அ என்ன பண்ணிட்டேன்? நானும் வந்து டீ டீ வடிகட்டி இருக்குங்களா? அத எடுத்துட்டு, அ இத கொதிக்க வச்சு, வடிகட்டி, பால் ஊத்திட்டேன். அ எனக்குன்னா அது பிடிக்கவே இல்லைங்க. அது அ கொதிச்சதுக்கு அப்புறம், அந்த மணந்ததுங்கல்ல, அந்த வறுக்கும்போது இருந்த மணம், அது காணாம போயிடுச்சு.
ஆமா. <chuckles> அது டேஸ்ட்டுமே வந்து மாறுபட்ரும். அந்த அந்த அளவுக்கு நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சு பழகுனீங்கன்னா, அது குடிக்கவே புடிக்காது. அது கொஞ்சம் ம் மண்டி மாரி வேற அடில நிக்கும்ல!
<laughs> ஆமாங்க. ஆஹான்! பிடிக்கவே இல்ல, எனக்கு. ஆ அதேதான் சொல்ல வந்தேங்க. அது நிக்கிது. அ அது இல்லாம, நான் வேற ஒவ்வொரு தரவையும் கலக்கி, கலக்கி அ குடிக்கிறேன். வாயில, வாயில வந்து நிக்குது. எனக்கு புடிக்கவே இல்ல. அ என்னடா அது! இப்பிடியா இருக்கும்? அ "மனம் அவ்வளோ நல்லாயிருக்குது. ஆனா வந்து, சுவை நல்லா இல்லையே!" அப்படிங்கிற மாரி அ ரொம்ப வெறுத்துட்டேன். அது வ் அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்தேங்கல்ல! அதை எப்படிடா தீக்கிறது?
ம் அய்யயோ! கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. அத காலி பண்ணுற வரைக்கும், வரக்காப்பியா போட்டு குடிச்சிருவோம்டா! அப்படின்ற மாரி நாங்கலாம் அப்டிதான் பண்ணுவோம்.
ஆமா. அந்த ஐடியாவும் எனக்கு தெரியல. அ அ அதனால நான்
ஆ, ஏன் கேட்டா, வரக்காப்பினா, நமக்கு இந்த அளவுக்கு தெரியாது. பால்காப்பில ரொம்ப தட்டுப்படும், வாய்க்குள்ள.
ஓஹோ! ஆமா. ஆமாங்க. பால் காப்பில பெருந்தொல்லை ஆயிருச்சு. அ நான் என்ன நெனைச்சிட்டேன்? எனக்கு தான் போட தெரியல. வடிகட்டி தான் சரியில்லன்னு போய் வடிக்கட்டி எல்லாம் புதுசு வாங்கிட்டு வர்றது.
ஆமா. இந்த ஐயயோ! அது வந்து ஒரு விதமா போடுவாங்கங்க. அந்த ஃபில்டர் காஃபிலாம் போடுறாங்க, பாத்தீங்களா? அந்த டிகாசன் எடுத்து வச்சு, அந்த மாரி கொஞ்சம் அது பதப்படுத்தி, பயங்கரமா பண்ணி போடணும். அந்த இது ஃபில்டர் காஃபி இது இருந்தா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ம் இல்ல, இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு, ஒரு சிலருக்கு வந்து நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த கருப்பட்டி காஃபின்னு சொல்ட்டு, இங்கே ஒரு கடைரு அந்த கடைக்கு போயி, எனக்கு காஃபி குடிச்சா அவ்வளோ பிடிக்கும், பாத்துக்கோங்க. அதனால இந்த வேலையில டென்ஷனு, இல்ல வந்து, வ் எங்கேயாவது போயிட்டு வரோம். அப்டின்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில போய், அந்த காஃபிய குடிச்சா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா தான் நிம்மதியா இருக்கும். அப்படி வந்து எனக்கு தோணும். அந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு கடை வந்து, குறிப்பிட்டு, "இந்த கடை எனக்கு ரொம்ப புடிக்கும். இங்க போனா, குடிக்காம வரவே மாட்டேன்" அப்டின்ற மாரி இருக்கா, எதாவது?
என்ன பண்ணியும் ஆமாங்க. அந்த மாரி. ம். ஓஹோ! அதான், அதாங்க. ம். ஆமாங்க. அது தெரியாம சரிங்க. ஆமாங்க. ம். அதேதாங்க.

நானும் <chuckles> அப்படிதாங்க பண்ணுவேன். ஆனா வந்து, ஆ முன்னாடி ஒ எப்பயாவது ஒரு தடவ ஒரு சமயத்தில இந்த ₹2 காப்பி தூள் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ₹60 பாக்கெட்டோ இல்ல ₹150. பாக்கெட்டோ வாங்கிட்டேன்னு வையுங்களேன், எனக்கு அத காலி பண்ணுற வரை <chuckles> மனசே ஆறாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஆ கட்டி போ போற்றுது, எடுக்க <chuckles> முடிய மாட்டேங்குது ஸ்பூன் போய் நின்னுக்குது. அப்படி இருக்கும்போது, அது எப்போடா எனக்கு காலியாகும்! அந்த பாட்டில் காலியாயி, அந்த பாட்டில் கமுத்தினா மட்டும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
ம். <chuckles> ஓஹோ! அச்சோ! <chuckles> சரிங்க. ஆமாங்க. அது வேற பயமாவே இருக்கும். ஆ. அச்சச்சோ! அ. ஓ! பாட்டில்லயே அத்தன பிரச்சன வருதுங்களா? சரிங்க.
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா லைட்டா ஏர் போனாலுமே காப்பி தூள பொறுத்த அளவுக்கு கெட்டியாயிரும், இன்ஸ்டன்ட் காப்பி தூள்.
அடாடா। ம்ஹ்ம். சரிங்க. பரவால்ல! நான் அதை வாங்கி ட்ரை பண்ணல. ஏன்னா நான் ஒரு ₹5 பாக்கெட்டில பட்டப்பாடே போதும்னு சொல்லிட்டு அ. அதுக்கப்புறம் வாங்கினா அப்படியே கொட்டி, அப்படியே போட்றனும். அ மறுபடியும் அத வச்சுக்கிட்டுருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க.
ஆ. ஆமாமா, அதுவும் சரிதாங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப வச்சிட்டு இருந்துட்டு, அதை வந்து, ஆ நான் எங்க அப்பாயில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ணாடி பாட்டிலில தான் வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி பாட்டிலில வச்சுருந்தாலுமே ஒரு சில நேரம் கெட்டிப்படுதுன்னு வையுங்களேன், அதுக்கு நம்ம மெனக்கிடணும், மறுபடியும் அத வந்து சரி பண்ணுறதுக்கு. அத எடுத்து, சூடு தண்ணியில போட்டு கரைச்சு, அத ஊத்தி அதுக்கப்புறம் நம்ம காப்பி போடுற மாரி இருக்கும், ரெட்டை வேலை நமக்கு.
ஆஹா. சரிங்க. ஆ. ஆமாங்க. ம். ஆமாங்க. ம், அப்படியே காஃபி போட்டாலும் அது அந்த டேஸ்ட்டும், அந்த மனமும் வராது.
வராது, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கரைக் கரையவும் கரையாது. நம்ம அத கரைக்கிறோம்ன்னு சொல்லி பால் ஆத்துவோம், <chuckles> காப்பி ஆறி போயிரும்.
ஆமாங்க. <laughs> சரியா சொன்னீங்க போங்க. அ. அதனால, இப்பலாம் நானு அ நீங்க என்ன சொல்லுங்க, எனக்கு வேண்டாம்பா பெருசே வேண்டாம் அப்படின்ட்டு அ சின்னதிலேயே வச்சு ஓட்டிட்டுருக்கிறோம். பரவாயில்லைங்க. ஆனா நல்லா இருக்கு. காஃபினா காஃபி தான், வேற எதும் அதக்கு ஈடே இருக்காது.
கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> சிறப்புங்க, சிறப்புங்க.